ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில அவுங்க அந்த படித்து முடித்த காலத்திற்கு அப்பறம் முதல்ல ஒரு பணிய தொடங்குவாங்க. அந்த பணியில கெடைக்கிற அந்த அனுபவம் அப்பிடிங்கிறது. அவுங்களுக்கு பணி மேல இந்தமாரி நல்லா இருக்கணும் அப்பிடிங்கிற ஒரு நல்ல மதிப்பையும் கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, வந்து எதுக்குடா! நான் இந்த இத படிச்சேன்? இதனால என் வாழ்க்கையில என்ன ஆச்சு? அப்பிடிங்கிற மாரி ஒரு எதிர்மறையான எண்ணத்த கொண்டுவர்றது வாய்ப்பு இருக்கு. அவங்கள வந்து ஒரு நல்ல மனிதராகவோ! இல்ல ஒரு வெறுப்பு வாய்ந்தவர்களாகவோ! உருவாக்கிறகான எல்லா விஷயங்களும் அந்த முதல் பணிங்கிறது குடுக்கும். அங்க இருக்கிறது. அப்பிடி உங்களுக்கு வந்து உங்களுடைய முதல் வேலையில என்னமாரி அனுபவம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
ம். ம். கண்டிப்பாங்க. எனக்கு முதல் வேலையே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சீக்கிரமாலாம் கெடச்சிருச்சான்னு கேட்டிங்கனா கண்டிப்பா இல்ல. நான் வந்து என்னுடைய கல்லூரி முடிச்சதும் எங்க கல்லூரியிலேயே வந்து இந்த பிளேஸ்மெண்ட்லாம் குடுப்பாங்க இல்லயா! அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ல வந்து நான் வந்து ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி நானு. அப்பிடி இருக்கிறப்போ, எனக்கு வந்து நெறைய நிறுவனங்கள்ல வந்து நான் உள்ள போய், போய் வந்தேன். ஆனா, எனக்கு வந்து வேலை கெடைக்கல. எப்பிடின்னா கல்லூரிக்கே வந்து நிறுவனங்கள் வருவாங்க. அங்கயே வந்து நேர்முகத் தேர்வு, எழுத்துத் தேர்வு, ஆப்டிட்யூட் தேர்வு அந்தமாரி வப்பாங்க. அது 1, 1 ம் பாஸ் ஆவுறத பொருத்து, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள வந்து அவுங்க வந்து வடிக்கட்டி அதுக்கப்புறம் நேர்முகத் தேர்வுக்கு அழைப்பாங்க. அதுக்கப்பறம் எடுத்துக்குவாங்க.
சரி. ஆமா. சரி. சரி. ம். புரியிது. அந்த அலு அந்த கல்லூரி வளாகத்திலேயே வந்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஆங்கிலத்தில சொல்வாங்க. அதை சார்ந்து இந்த ப பயிற்சிகள்லாம் முடிச்சு அதில தேர்வு செய்றவங்கள எடுத்துக்குவாங்க இல்லைங்களா? இந்த இதுல.
ஆமா. ஆமா. அப்டி இருக்குறப்போ நான் நெறைய நிறுவனங்கள் கிட்ட நான் போய் நான் போய் இது பண்ணுவேன். ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு அந்த வேல கிடைக்காது. அது என் மேல தப்பா ஒரு சில நேரங்கள்ல இருக்கும். என்னன்னா, சில நேரங்கள்ல அவங்க வந்து பிற மாநிலங்களுக்கு என்ன வர சொல்வாங்க, வேலைக்காக அது என்னால சாத்தியம் இல்ல. ஏன்னா, என்னுடைய பெற்றோர்கள் அனுப்ப மாட்டாங்க. நானும் வந்து வெளியில எங்கேனா போய் தங்கி நான் பணிபுரிஞ்சிருக்கேனா? அதாவது இதுவரைக்கும் நான் வெளியில போய் தங்குனதே கிடையாதுங்க, பெற்றோர்கள விட்டு.
சரி. புரியுது, ம், ம். புரியிது. உங்க உங்க குடும்ப அமைப்புங்குறது நீ எதுவா இருந்தாலும் எங்களோட தான் இருக்கணும்ங்குற ஒரு கடுமையான விதிமுறை இருக்கு. அவங்கட்டியும் உங்களுக்கும் அதில ஒரு பெரிய ஆ ல லைஃப் இல்ல இல்லைங்களா?
ஆமா, கண்டிப்பா. ஒரே 1 நாள் அ நான் வந்து வெளில வந்து தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ அந்த 1 நாளே என்னால வந்து பெற்றோர்கள் இல்லாம இருக்க முடில. எனக்கு ஒரு மாதிரி வீட்டப் பத்தினா ஞாபகமே இருந்தது. அப்டி இருக்குற நான் எப்டி இன்னொரு இடத்துல போய் வேல செய்ய முடியும் அப்டின்றதெல்லாம் வந்து நெனச்சு கூட பார்க்க முடியல. நானே சொல்லிடுவேன் இந்த மாதிரி எனக்கு இந்த வேல வந்து சரியா வராது. ஏன்னா, இது என்னுடைய நான் வரக்கூடிய ஒரு இடத்துல வந்து இது இல்ல அப்டின்ற மாரி நானே வந்து சொல்லிட்டு வந்துருவேன். சில நேரங்கள்ல அவங்களும் என்னை எடுக்க மாட்டாங்க, இப்டியே போச்சு. ஒரு கட்டத்தில நான் என்ன பண்ணேன்னா, இந்த எனக்கு வந்து இதுமேட்டு சரியான வேலை அமையுமான்னே எனக்கு தெரியல அப்டின்ற மாரி என்னோட
சரி. புரியிது. ம். சரி. உங்களுக்கே வந்து ஒரு சந்தேகம் வர ஆரம்பிருச்சு. நம்ம இவ்வளோ இந்த விதிமுறைகளையும் பார்க்குறோம். நமக்கு புடிச்ச 1 வேலையும் கிடைக்கிறது. கொஞ்சம் ஒரு மாரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறீங்க. மன அழுத்தமும் உருவாகுது. இல்லைங்களா? இந்த இதுல.
ம். கண்டிப்பா. எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கையே வந்து கொறஞ்சு போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்டின்ற மாதிரி நான் இருந்தேன். 1 நாள் வந்து எங்க அம்மா வந்து நீ கடைசியா இன்னும் ஒரு அ இந்த 1 நிறுவனத்துக்கு வந்து நீ போய் போயிட்டு பார்த்துட்டு வா அப்டின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, உங்களுக்காக நான் வந்து போயிட்டு வரேன். ஆனா எனக்கு அன்னைக்கு போறதுக்கு சுத்தமா வந்து மனசே இல்ல. கிட்டத்தட்ட அவங்க என்னை 9:00 மணிக்கு வர சொன்னாங்க. நானா ஆடி அசஞ்சு 10:00 மணிக்கு தான் போனேன்.
சரியா சொன்னீங்க. சரி. சரி. <laughs> அப்டியாவது உங்கள வேணான்னு சொல்லிருவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்துருக்கிங்க. இல்லைங்களா? அ.
<laughs> இல்ல, இல்ல. எனக்கு வந்து இவ்வளோ தோல்விகள கண்டுட்டேன் இல்லையா? இதில மட்டும் எனக்கு என்ன வெற்றியா இருக்க போது. அப்டின்ற ஒரு
ஆமா. அந்த ஒரு எதிர்பார்ப்புல இருந்து நீங்க வந்து விரக்திக்கு போயிட்டீங்க. இது கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன எப்டிய ஏதாவது கத சொல்லி தான் அனுப்பப் போறாங்கன்னு ஒரு மனநிலைக்கு போயிட்டீங்க இல்லைங்களா?
ஆமா. எனக்கு என்னன்னா இறைவன் வந்து என்ன வேற எங்கேயோ போய் தேடி தேடி அல, நீ ஏன் வந்து கல்லூரியிலேயே வந்து வேல பெற்று இந்த மாரி போய் உட்கார போற அப்டின்ற மாரி அவர் வந்து என்ன வந்து அலைய விடுறாரு அப்டின்ற ஒரு எண்ணம். ஒரு ஒரு வாட்டியும் போறப்போ அவர திட்டிக்கிட்டே போவேன். <laughs> அப்டி அங்க போய் பார்த்தேன்னா, நான் வந்து அந்த வேல வந்து எனக்கு கிடைச்சிருச்சுங்க.
புரியிது. ம், ம், ம் ம். சரிங்க.
அந்த வேல வந்து உ இதுவரைக்கும் நான் அப்படி ஒரு நேர்காணல சந்திச்சதே இல்ல! ஓர் ஏன்னா, ஒரு நிறுவனத்துல ஒரு வேலைக்கு எடுக்கிறோனா மிஞ்சிப் போனா ஒரு 4 ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வப்பாங்க இல்லையா?
ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா ஆமா. அதுவும் பெரும்பாலும் ரொம்ப பெரிய நிறுவனங்கள் தான் அந்த மாரி வைக்கும். மத்ததெல்லாம் 1 இல்லாட்டி 2லே முடிச்சிருவாங்க எப்பவும்.
ஆமா. இந்த நிறுவனத்துக்கு என்னென்னலாம் தெரியுமா இந்த தகுதி 85%க்கு மேல வந்து மதிப்பெண் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க முதல்ல எழுத்துத் தேர்வு வப்பாங்க, அந்த எழுத்துத் தேர்வ வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மேலாளர், ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய ஒரு மேலாளர், ஒரு இது பண்ணுவாரு. ஆமா, அது ஒரு நேர்காணல் வெப்பாரு. அவரு முடிச்சதும் வந்து இந்த ஆள் எடுப்பாங்க இல்லையா? ஹெச்ஆர் அவங்க ஒரு ம் நேர்காணல். அதுக்கு அப்புறமா அவருக்கு மேல ஒருத்தரு இருந்தாரு, அவருக்கு ஒரு நேர்காணல். அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஒட்டுமொத்த நிறுவனத்துடைய தலைவர்.
சரி. சரி. அவரு வந்து பேசுவாரு. ம். சரி. ஆமா. அதாவது இதுல, ம். ம். சரி. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குங்க. நீங்க சொல்றத கேட்கிறப்பயே எனக்கு வந்து, "அப்பா சாமி ஒரு ஓரமா படுத்துக்கலாமா" அப்படின்னு இருக்கு. சரி இது என்ன, இப்படியே போய், இது எவ்வளோ நாள் ஆச்சு? உங்களுக்கு இவ்வளோ த இதுகள நீங்க கடந்து போறதுக்கு?
அ. <laughs> ஒரு வாரம் தான் ஆச்சு கிட்டத்தட்ட, இவ்ளோ பேர் என்ன வந்து நேர்காணல் எடுக்குறாங்க. ஒண்ணு ஒண்ணு முடிய முடிய அடுத்து அடுத்து என்ன இப்படி வடிக்கட்டி. நான் ஒரு ஒரு எடத்திலும் வந்து கடந்து கடந்து போறேன்றத என்னால நம்பவே முடியலங்க.
ஓ, அடுத்தடுத்த நாட்கள்ல பண்ணிக்கிட்டே இருக் ம். புரியுது. அதுவும் எனக்கும் வந்து எப்படி உங்களுக்கு அவ்வளோ மன தைரியம் வந்து எனக்கு இதில ஒரு சின்ன கேள்வி இந்த எடத்தில. அப்படி அவங்க குடுத்த சம்பளம் அந்த ஊதியம் அப்படிங்கிறது ஒரு போதுமானதா இருந்ததா இந்த வேலைக்கி?
என்ன? அது ரெண்டாவது பட்சம். இவ்வளோ நாளா எனக்கு வந்து வேலையே இல்ல. அதாவது எனக்கு ஒரு வேலை கெடைக்கல, எனக்கான வேலை வந்து கெடைக்கலன்ற ஒரு மன சோர்வில இருந்தனா, மொதல் எழுத்துத் தேர்விலயே வெளியில வந்தேனா, இத்தன எழுத்து, இத்தன நேர்காணல வந்து நான் தாண்டி தாண்டி போறேன். என்னன்
ஆ, புரியுது. அதாவது, ஒரு 4 5 கட்டங்கள்ல அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல இத குடுத்திருக்கும். அந்த மன தைரியத்த குடுத்திருக்கும் இல்லைங்களா? அந்த
ஆமா, எனக்கு ஒரு கட்டத்துல, "ஏங்க இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஏங்க என்ன சும்மா சுத்த வுட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்துச்சு."
ஆ, புரியுது. ஆனாலும் நீங்க தொடர்ந்து ப போய், அத அடுத்தடுத்த கட்டங்கள தேர்ச்சியாகி போயிட்டே தான் இருக்கீங்க. இந்த இதில.
ஆமா. அது என்னன்னா நான் படிச்ச துறைக்கு சார்ந்த ஒரு வேலை. அந்த வேலை தான் எனக்கு ஒரு தகுதியான வேலையுமே சரிங்களா? சம்பளம் என்னவோ குறைவுதாங்க. சம்பளம் என்னவோ குறைவு. ஆனா, எனக்கு வந்து என்னுடைய கல்லூரிலியல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கெத்தா இருந்தது. ஏனா, நான் படிச்ச துறையிலே எனக்கு வேல கெடச்சிருக்கு. உங்க யாருக்கும் படிச்ச துறையில வந்து வேல கெடைக்கல. நீங்கெல்லாம் வந்து ஐடி நிறுவனங்கள் கிட்ட போய்ட்டீங்க நீங்க படித்த
புரியுது. ம். ஆ தகவல் தொழில்நுட்பத்தில போறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கர்வமும் இருக்கு. நான் வந்து படிச்சதிலேயே அந்த கோர் அப்படிங்கிறதிலே, நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு இல்லைங்களா?
ஆமா. ஆமா அப்படி ஒரு கர்வத்தோடு சுத்திக்கிட்டு இருந்தேங்க. நானும் வந்து நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் வந்து போனேன் நான் வேலைக்கி. முதல் நாள் நல்லா போச்சுங்க. முதல் நாள் வந்து, நான் வந்து அந்த நிறுவனத்திலே நான் தான் வந்து ஒரு 2 3 பெண்மணிகள் தான் அங்க வந்து பணிபுரிவாங்க.
சரி. பரவாயில்லையே அவ்வளவு தானா, ஏன் அப்டி ஒரு பாரபட்சம் மாரி? அதாவது நெறைய பெண் ஒரு 10
இல்ல அந்த நிறுவனத்தோட அமைப்பே அப்டிதான். பெருசா அந்த பெண்கள் வந்து, அந்த மாதிரியான ஒரு வேலைகளுக்கு வந்து பெருசா இருக்க மாட்டாங்க. படிப்பு முடிச்சிருக்க மாட்டாங்க.
ம். புரியுது புரியுது. சரி சரி.
அந்த மாதிரி இருக்க அந்த நிறுவனம். அந்த 2 பெண்மணி யார்ன்னா ஒருத்தர் ஹெச்ஆர்ரா இருப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மென்ட்ல இருப்பாங்க. அவுங்களும் கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க.
நீங்க சொல்றதப் பார்த்தா உங்கள் துறையில நீங்க ஒருத்தர் தான் இருந்திருப்பீங்க போல இருக்கே! அந்த இதுல.
ஆமாங்க. எங்களோட அந்த தளத்திலயே வந்து நான் ஒருத்தர் தான். எனக்கா போனதும் வந்து, என்ன பண்றதுன்னே தெரியல. நான்
இதுவே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும். சொல்லுங்க, ம்.
கல்லூரியில வந்து நல்லா தோழிகளோட நல்லா சுத்தி சந்தோஷமா, நான் அப்பலாம் வந்து கனவு காணுவேங்க. நான் வேலை கெடைச்சதும் கை நெறைய சம்பளம் இருக்கும், அங்கே போய் ஒரு பெரிய கேங் வந்து உருவாக்கி, நாங்கெல்லாம் பெருசா விளையாடுவோம், வெளியில போவோம், டூருக்கு போவோம். நம்ம இந்த படத்துலலாம் பார்த்து ஒரு இது வச்சிருப்போம் பார்த்தீங்களா?
ஓ நீங்களா ஒரு எதிர்பார்ப்புகள உருவாக்கிக்கிட்டீங்க, இந்த தகவல் தொழில்நுட்ப துறை தான் இதற்கு முதல் அடி. அங்க இருந்து தான் வந்து இதுவாச்சு, அது மாதிரி உங்க இது இருக்கும், உங்க துறையும் இருக்கும்னு நெனைச்சுட்டீங்க இல்லிங்களா?
ஆமா. ஆமா இந்த மணக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன். இந்த படத்த எல்லாம் பார்த்து, ரீல்ஸ் எல்லாம் பார்த்து, அந்த மணக்கோட்டையில டமால்னு ஒரு இடி. ன் அங்க
சரி. மொத்தமா <chuckles> மொத்தமும் இடிஞ்சு போச்சு அதுல இருந்து.
ஆமா. அங்க போய் சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு தொணைக்கு யாரும் பெண்கள் இல்ல. எவ்ளோ நாள் தான் நம்ம வந்து சௌகரியமா இருக்க முடியும்!
அது ரொம்ப ஆ அது ரொம்ப ஆமா ஆமா ரொம்ப கடினமா இருக்கும். அது ஒரு மாரி அதுவும் இல்லாம சுத்தி ஆண் ஆண் மட்டும் தான் இருக்காங்க அப்டிங்கிறப்ப, அதுவும் ஒரு மாதிரியான நெருடல் எப்போவுமே குடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா?
ஆமா எனக்கு, ஐய்யயோ நம்ப எதிர்பார்த்த மாதிரிலாம் இந்த நிறுவனங்கள்லாம் இருக்காது போல அப்படின்ட்டு. என்னுடைய தோழர்களுக்கெல்லாம், தோழிகளுக்கெல்லாம் நான் வந்து அ தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்குறேன், "உங்களுக்கெல்லாம் நண்பர்கள்லாம் அங்க இருக்காங்களா, பெண்கள்லாம் இருக்காங்களா?" அப்டி "இருக்காங்களே, எக்கச்சக்கமா இருக்காங்களே!" அப்டின்றப்போ, எனக்கு ஐய்யயோ! <laughs>
ம். <laughs> நான் மட்டும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த இதுல.
ஆமா, நான் அழுவுறேங்க, தெனமும் அழுவுறேன். பேசுறதுக்கு ஆள் இல்ல, புலம்புறதுக்கு ஆள் இல்ல, ஒரு காஸ்ஸிப் பேசுறதுக்கு ஆள் இல்ல. யார்கிட்ட யார நம்புறது, யார வந்து நம்பக்கூடாது? அப்டின்னு எதுவுமே தெரியல. அவ்ளோ வந்து கடுப்பா இருந்தது. சரி பரவால்ல. ஒரே ஒரு பொண்ணு தான, நல்லா வச்சு பார்த்துப்பாங்க. சாயங்காலம் வீட்டுக்கு சீக்கிரமா போமான்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா, 8 மணி வரைக்கும் வச்சு செய்றாங்கங்க.
அது ஒண்ணு. ம். <laughs> அ. ஐய்யயோ! அப்டியு அப்டியும் அதாவது அவங்க அவங்க அவங்கவந்த ஆண், பெண் அப்டின்கிற பேதம் இல்லாம, எல்லாரையும் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தில இருப்பாங்க போல இருக்கு. இந்த இதில.
<laughs> ஆமா. ஆண்கள கூட அனுப்ச்சு அனுப்ச்சுடுவாங்க போல, அம்மா நீ உட்கார்ந்து வேலைய முடிச்சுட்டு போம்மா அப்டின்றாங்க.
ஐயோ! இது ஒரு கொடுமையா இருக்கே. நீங்க வீட்டுக்கு நேரமா போறது, அந்த பய பிராயணம் செல்றது, இத பத்தில்லாம் அவங்க யாரும் அங்கே இருக்கிறவங்கல்லாம் கருதலையா? பெரிசா என்னன்னு சொல்லிட்டு?
சொன்னாங்களே வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ போயிர்லாமா 5:30க்கி, 5:20க்கு போய்ரலாமான்னாங்க. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அம்மா உக்காரும்மா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் முடிச்சிட்டு போம்மா அப்டின்டு 7:30 வரைக்கும் உட்கார வைக்கிறாங்க. எனக்கி
சரி. இது நீங்க அப்ப அத ஒரு எதிர்ப்பு குரல் நீங்க உருவாக்கலையா? ஏன் எப்ப பார்த்தாலும் இப்டியே பண்றீங்க, அப்டின்னு சொல்லிட்டு.
அப்டி பிடிக்கலன்னா வேற நிறுவனம் பார்த்து போங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு ஃப்ரெஷர். அப்ப தான் உள்ள வந்திருக்கேன். திடீல்னு நான் 2 நாள் எனக்கு அந்த வேல பிடிக்கல. வேல வேற கம்பெனில வேலை குடுங்கன்னு சொல்லி போய் கேட்டா யாருங்க குடுப்பா?
புரிது. ஒரு பக்கம் வேலைக்கு போய் வீட்லேயும் வெட்டியா உட்கார முடியாது. இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு வேலை கெடைச்சதே பெரிய விஷயம்ங்கிறப்ப இது ஒரு இரு இரு பக்கமுமே பிரச்சனை, 3 பக்கமுமே பிரச்சனை தான் இந்த இதில.
ஆமா. ஒரு நாள் விடாம அழுவேங்க. நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டயும் சரி. காலைல எழுந்திரிக்கும் போது நான் அழுதுகிட்டே போவேன். இந்த வேலைய விடவும் முடியல. வேற வேலையும் கெடைக்கல. அங்க போயும் எனக்கு, அவங்க சொல்லி கூப்பிட்டது ஒரு வேல. ஆனா, அவங்க குடுக்குறது பாத்தீங்கன்னா, என் சக்திக்கும் மீறி எனக்கு வேலை குடுக்குறாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அனுபவசாலிகள் செய்யக்கூடிய வேலைய, ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு செய்ய சொல்றாங்க. அஃ
சரி. அதாவது ம். ஏன் அந்த மாரியான ஒரு, இது வந்து ஒரு டாக்ஸிக் வொர்க்கிங் என்வைரான்மென்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை பார்க்க தகுதியற்ற இடம் மாரில்ல தெரியுது. நீங்க சொல்றத கேட்கிறப்போ.
ஆமா. எனக்கு அப்பலாம் அதெல்லாம் தெரியாதே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு வந்து ஃப்ரெஷர். பெருசா எந்த ஒரு அனுபவமும் இந்த ட்ரெய்னிங்கோ கெடையாது. அதுவும் அவங்க குடுக்கல, நேரா வேலைய குடுத்தாங்க. நீ இந்த மாரி பண்ணி முடிமான்னா, இல்ல எனக்கு புரியலங்க அப்டின்னு கேட்கிறதுக்கு கூட, அது நேரம் கொடுக்கல அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க.
அதாது வேலையில தலையில கட்டுவாங்களே தவிர, அதை எப்படி செய்யனும்? யார்கிட்டட கேட்கனும்? எங்க கேட்டா உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும்? இந்த மாரி எந்த ஒரு இதுவுமே அங்க இருக்காது இல்லைங்களா?
ஆ. ஆமாங்க, அவ்ளோ கஷ்டமா இருந்தது. அ அத் விடுமுறைல்லாம் சுத்தமா தர மாட்டாங்க. அந்த விட்
ஏன் அவது அது ஒரு அடிப்படை உரிமை தான, அந்த விடுமுறை தேவைக்கு தரப்படுறது மாதமான, ம்.
அது வந்து அரசாங்கத்துக்காக நாங்க உங்களுக்கு குடுத்துருக்கோமே தவிர, நீங்க விடுமுறை எடுக்கறதா இருந்தா போய் மண்டாடனும். என்னுடைய விடுமுறை நான்
இதென்ன, நம்மளோட விடுமுறையை, நீங்க எடுக்கறற்கு நீங்க போய் அதை கெஞ்சி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது இல்லைங்களா?
ஆமா. "இப்ப நீ விடுமுறை எடுக்குறேன்னா, உனக்கு பதிலா யாரு வேலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு போமா," அப்படின்னுவாங்க. அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல.
அது நாம எப்படி பண்ண முடியும்? அது பதில் இல்லங்கிற அது நம்ம வேலையும் இல்லையே. வேலை இருக்குனா, நான் என்னோட ஒரு பெர்சனல் இதுக்காக எடுக்குறேன். அப்போ வந்து உங்க மேலாளர் இதுக்கு ஏதாது உங்களுக்கு உதவிக உரவிகரமா கொஞ்சமாது இருந்தாருங்களா? இந்த இதுல?
என்ன இப்டி கொடுமை பண்ணதே என் மேலாளர் தான். <laughs>
எனக்கு என்ன சொல்றதுனு தெரியல. நான் அவர்கிட்டயாது சரி, அவர்ட்ட இதை பத்தி முறையிட்டீங்களானு கேட்கலானு வந்தே, இந்த வ் இந்த கொடுமையிட்டதே அவர் தான் அப்படிங்கிறப்போ, எனக்கு வாயில இருந்து வார்த்தைகளே வரமாட்டுது.
அந்த நிறுவனமே அப்படி தாங்க வடிவமைச்சிருக்கு, அந்த நிறுவனத்தில எல்லா மேலாளர்களும் அப்படி தான் இருக்காங்க. ஆண்கள் வந்து பழகிட்டாங்க. அது நான் எனக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அதும் இந்த படத்தை பார்த்து கெட்டுப்போய் வேற இருந்தேன். அத் ஆ.
புரியுது. இல்ல, இல்ல, நீங்க வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தான் வச்சிருந்தீங்க, ஒரு நல்ல என்வைரன்மென்ட்டா இருந்துச்சுனா, நீங்களும் நல்லா அதில மேலே வருவீங்க அப்படிங்கிதற்காக சொல்றீங்க. ம்.
ஆமா. அதுக்கப்புறம் எவ்ளோ சீக்கிரம் முடியுமோ வேறு ஒரு நிறுவனத்துக்கு வந்து நான் போய்ட்டேங்க. இந்த நிறுவனம் வந்து ரொம்ப நல்ல நிறுவனம், நான் இப்ப இது பண்ண நிறுவனம், அவங்க எங்களுக்கு என்னலாம் வேணுமோ செய்வாங்க, வேலைக்கு உதவி செய்வாங்க.
2 வதா நீங்க மாறுன நி நிறுவனத்தை சொல்றீங்க, இல்லிங்களா? செரி செரி.
ஆமா. இப்போ எனக்கு எப்போலாம் இந்த 2வதா மாறுன நிறுவனத்தில ஏதாவது ஒரு சலசலப்பு ஒரு மன வருத்தம் வருதோ, நான் அந்த 1 நிறுவனத்தை வந்து நினைச்சுப்பேங்க மனசில.
<laughs> ஏனா நீங்க இத குறை சொல்றதற்கு முன்னாடி, நாம இதுக்கு முன்னாடி எங்கு இருந்தோம் தெரியுமா குமாரு? அப்படிங்கிற மாரி நீங்க வந்து நினைச்சுகிறீங்க. இல்லைங்களா? இல்லனா?
ஆமா, அதுக்கு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருது, "ஐயோ இத தாண்டி போயிடுவோமா?" அப்படின்னு "முதல்ல அதை நினைச்சுக்கோ," அப்படின்னு என் மனசு வந்து என்னுடைய மூளை வந்து சொல்லுங்க. அத நினைச்சதும், "இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்ப அதையே கடந்து வந்துட்டோம். இதையும் கடந்து போயிடலாம்." அப்படின்னு எனக்கு தோணுங்க. நெஜமாவே நான் அவ்ளோ அழுவேன்.
அ. அப்ப ம். அப்ப எந்தளவ் எந்த அளவுக்கு உங்க மனதை பாதிச்சிருந்தா, அந்த நிறுவனத்தை விட்டு நீங்க வெளியே வந்தா கூட, வாழ்க்கையில எந்த பிரச்சனை நடந்தாலும், அந்த நிறுவனத்தோடு நீங்க ஒப்பிட்ட ஒப்பிட்டுக் கொள்ற அளவுக்கு உங்க நிலைமை இருக்கு இல்லைங்களா இந்த இதுல?
அதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, "நம்ப வேலைக்கே போ கூடாது, வீட்லயே சமையல் செஞ்சு போட்டுட்டு இருக்கலானு." கூட யோசிச்சேங்க.
<laughs> சேரி சேரி.
அப்படி யோசிச்சேன். ஆனா அதுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிறுவனம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வேலைனா என்ன? இந்த உலகம் எப்படி இருக்கும்ன்றதே எனக்கு வந்து நல்லா புரிய ஆரம்பிச்சதுங்க. ஆனா அந்த நிறுவனத்துக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் இப்ப இந்த அளவுக்கு உறுதியா இருக்கேன்னா, கண்டிப்பா அந்த நிறுவனம் மட்டும் தாங்க, அந்த பாடம் மட்டும் தான்.
புரியுது புரியுது, அதாது வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகள் தான், நம்மள ஒரு சிறந்த மனிதனா வந்து மாத்தும், அந்த சூழ்நிலைகள் தான். அப்படி உங்களுடைய முதல் வேலைகள் வந்து எவ்வளோ கொடூரமா இருந்ததோ! ஒரு பெண் என்றும் பார்க்காமல், அந்த இடத்தில வந்து உங்களை, ஒரு ஆணை போலவே நடத்துறது உங்களுக்கான ஒரு ஆ, பேசுறக்கான நிலைமை இல்லாதப்ப கூட அதை எப்படி நீங்க கையாண்டீங்க, அதிலிருந்து வெளியே வரதுக்கு எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிது, இன்னைக்கும் அதோட பாதிப்பு இருந்தாலும் அத நீங்க ஒரு நல்ல விதமா எப்படி மாத்தினீங்கன்னு அழகா சொன்னீங்க உதாரணங்களோட, உங்களுடன் பேசியதில் மிகவும் மகிழ்ச்சி நன்றி.
நன்றி.